இல்ல, 3 கேஸ் 30 பாட்டில் கொண்டு வந்தாச்சு நாங்க.
<shushes> சூப்பருங்க. ஆ வேற
அடுக்கி வச்சிருக்கோம் நாங்க. பார்த்து பார்த்து மகிழ்ச்சி, அப்பா! இதெல்லாம் எங்க நம்ம வாங்க போறோம். நம்ம <chuckles> ஊருலங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் சரி, இது மட்டும் வாங்கி என்ன பண்ணுறது, 6 மணி தான் ஆச்சு. நம்ம போயிட்டு மிச்சத்தெல்லாம் செய்யணும் இல்லையா? குடிச்சிட்டு அப்டியே தூங்கினா வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, பிரியாணி செய்றதுக்கு உண்டான ஜாமான எல்லாம் வாங்குனோம். வாங்கிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கியாச்சு. பொறுமையா செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க இன்னொரு நண்பருக்கும் நாங்க க கால் பண்ணி சொன்னோம். அவர் ரொம்ப உயர் உயர் பதவியில இருக்கிறவர் அவரு. அவரோட பங்குக்கு அவரும் ஒரு 4, 5 பாட்டில் கொண்டு வந்தாரு. <laughs>
சரிங்க. ச சரிங்க. சரிங்க. நல்ல விஷயங்க நீங்க சொல்லலையா அவங்க கிட்டயே 30 இருக்கு அப்டிங்கிறத?
<laughs> நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா, அவரு வந்து அவ்வளோ பழக்கம் கிடையாது. சும்மா அப்பதான் வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு வகையில வந்து அவர் நண்பர் ஆன. அதனால இந்த மாரி நாங்க இங்க வந்து இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம்னு இருக்கோம். நீங்களும் வாங்க. இவ்வளோதான் சொன்னேன். அதிகமா சொல்லல. அவர் வன்ட்டா, அவரு வறேன்டாரு. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்டின்னு சொல்லி சொல்ட்டார். பரவாயில்ல நீங்க எப்ப வேண்ணாலும் வாங்க நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க முழிச்சிட்டுருக்கோம் அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவர் வந்தாரு ஒரு 10.30 மணிக்கு வந்தாரு. சரிங்களா? நாங்க, ஆல்ரெடி வந்து ஒரு பாதி பூஜைய முடிச்சிட்டோம் நாங்க. அ பூஜையில இருக்கோம். வந்தாரு அவரு. ஆ நல்லா இருக்கீங்களா? நல்லா பூஜை நடந்துட்டு இருக்கு போல அப்டின்னாரு. வாங்க, வாங்க பூஜையில சேர்ந்துக்கோங்க அப்டின்னு சொல்ட்டு இது பண்னோம். முதல்ல அவர் சாப்ட்டாரு. அ என்ன செய்திருந்தோன்னா, பிரியாணியோட சிக்கன் செஞ்சிருந்தோம். அது வந்து எங்களுக்கு அந்த அந்த நேரத்தில வந்து எதுவுமே தோணல. பிரியாணி பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு. நாங்க 2 பேரும் நானும் என் நண்பனும் சேர்ந்து மாறி மாறி சாப்ட்டுட்டு இருக்கோம். அந்த புதுசா வந்த அந்த உயர் பதவியில இருக்காரு இல்லையா, அவரு எங்க மூஞ்சியே பாக்குறாரு. இத போய் என்ன இப்ப சாப்பிடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறாரு. அதில ஏதோ ஒண்ணு குறை இருக்கு போல. அது எங்களுக்கு தெரியல.
சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. ஆ, சரிங்க. அதான் நீங்க தான் ஆள் பாதி அ கொஞ்சம் ஜாலி மூட்ல பாதி இருக்கிறீங்கலே, அதனால உங்களுக்கு தெரியல இல்லைங்களா?
அது வந்து ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. நிச்சியமா. நீங்க சொன்னது ரைட். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து சாப்ட்டு ஒரு 1 படம் பார்த்தோம். ஒரு சாப்பிட்டு முடிக்கறதுக்கு ஒரு 12:00 மணி ஆச்சு. அத சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும், 2மே சாப்பிட்டு, திரவியம் சாப்பிடுறதுக்கும் சரி, அந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் <laughs> அது வந்து அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்தா ஸ்டேஜ்ல இருந்து அப்டியே கொஞ்ச கொஞ்சமா சாயிரும் செவுறோட ச
சரிங்க. புரியுது புரியுதுங்க. மேல சொல்லுங்க. அ மேல மேல சொல்லுங்க. சரிங்க. இதில நீங்க எப்ப சமைச்சீங்க எந்த கேப்ல சமைச்சீங்க முன்னாடியே சமைச்சு வச்சதா?
ஒரு இல்ல, இல்ல. நாங்க வந்து 6:00 மணிக்கு கொண்டந்து பாட்டில்லாம் வைச்சோம் சரிங்களா. அதுக்கு அப்புறம் நானும் என் நண்பனும் திருப்பியும் போறோம். இன்னொரு கடைக்கு போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். 7:00 மணிக்குள்ள வந்தாச்சு. சரிங்களா? 7:00 மணிக்குள்ளேயும் வந்தாச்சு.
சரிங்க. சரிங்க.